பொதுவா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் குழந்தைகளா இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும் நம்ம வந்து பல விஷயங்கள் வந்து பேசுவோம். அ அந்த மாரி குழந்தைகள் கிட்ட இருந்து வந்து பல விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். அந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்டினாக்கா, அது எந்த விதமான வந்து ஒரு சுலபமான வாழ்க்கை பாடமா இருக்கும்? நீங்க கத்துக்கிட்டது.
ம். ம். ம். ஆஹ குழந்தைகள்கிட்ட கத்துக்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா முயற்சி. அ, அ இப்ப பிறந்ததையுமே அந்த குழந்தைக்கு வந்து நடக்கணும். அ எப்டி நடக்கணும் அப்டிங்கிறது தெரியாது இல்லிங்களா? பல டைம் விழுந்தாலும் அது வந்து தொடர்ச்சியா அத முயற்சி பண்ணிட்டே இருக்கும். அத கரெக்ட்டா செய்யுற வரையும்.
ஓஹோ! ஆ. கண்டிப்
அ அதுதான், நம்ம குழந்தைகள்ட்ட இருந்து கத்துக்க வேண்டிய முதல் பாடம், அப்டிங்கிறது நான் நெனைக்குறங்க.
சரி சரி. ஓஹோ! இப்ப இது அ இது வந்து அந்த அவங்களுடைய வந்து முயற்சி பண்றதால நீங்க பாத்து கத்துக்கிட்டேன்னு சொல்றீங்க. ஆ, இதனால, உங்களுக்கு என்ன பயன் இருந்துச்சு. அதாவது பிள்ளைங்க வந்து கீழ உழுறாங்க, மேல எழுந்திரிக்குறங்கன்றது வந்து திரும்ப, திரும்ப அது நடந்துகிட்டே இருக்கும் இல்லயா. இதுல வந்து உங்களுக்கு என்ன பாடம் வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க உங்க வாழ்க்கை.
ம். ம். ம். அ அதுதாங்க. சார் அவங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா எந்திரிச்சி நிக்குறோமே, இது நம்ம விளறோமே அப்டின்ற. அ ஒரு பயம் வராது, <smacks lips> அது அந்த இடத்துல அடியே பட்டாலும், அது பசங்க வந்து அத மைண்டில வெச்சுக்காம அடுத்து, அடுத்து அத ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க இல்லிங்களா? அ அந்த மாதிரி நமக்கு சில விஷயங்கள்ல வந்து, அ கடினமான சூழ்நிலைகள் வந்திருக்கலாம், வரணும் வரும். அந்த மாதிரி டைம்ல அ நம்ம வந்துட்டு, அத மறுபடியும், மறுபடியும் முயற்சி பண்ணி பண்ணி அத நம்ம வெற்றி பாதைக்கு கொண்டுபோற வரையும், தொடர்ச்சியா அத பண்ணணும். அப்டிங்குறது தான் நான் அதுல கத்துக்கிட்டது. நம்மளோட வாழ்க்கைல வந்து அதுதானே முக்கியம். ஒரு விஷயம் பாத்ததையுமே அத ஐயோ இது நமக்கு முடியாது, வராது, அப்டின்னு நெனைக்காம. அத தொடர்ச்சியா செய்யும்போது தான், அ நம்மளோட திறமை என்னங்குறது அதுல வந்து தெரியும் இல்லிங்களா?
சரி. ம். கண்டிப்பா, ஆமா. கண்டிப்பா. ம். ஒகே. நிச்சயமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்போ அதாவது ஒரு தோல்விங்குறத கூட வந்து ஒரு பாடமா எடுத்துக்கணும், குழந்தைகள பாத்துன்னு சொல்றீங்க இல்லயா?
ஆ, அது, ம். கண்டிப்பாங்க சார்.
சரி, இப்ப இது வந்து அவங்க கீழ விழுறாங்க, எழுந்திரிக்கிறாங்கன்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம். ஆனா, அதில வந்து நம்பளுக்கு வந்து ஒரு பெரிய பாடமே வந்து நம்பளுக்கு கிடைக்குது. அ வேற என்னெல்லாம் நீங்க வந்து பாத்திருக்கிறீங்க? அப்பா இது பாரு இந்த பிள்ளைங்க இப்படி இருக்குதே, நம்ம இதிலிருந்து கத்துக்கணும் அப்பிடின்னு எ என்ன சொல்லுவீங்க?
ம். ஆ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா. என்னோட பசங்க கிட்ட நான் பாத்தது, அ இப்ப ஓவியம். அ ஓவியன்றது வந்து நான் அவ்வளோ பெருசாகலாம் வர வரைஞ்சு பாத்தது கிடையாது. எனக்கு ஓவியன்றது அவ்வளோ வராது. ஆனா, என்னோட பசங்க கிட்ட அது வந்து அவங்க தானாவே முன்வந்து அந்த பென்சில், பேப்பர்ஸ் எடுத்து அவங்க அழகா வரையும்போது அ ஸ்டார்ட்டிங்கில்ல நான் நெனச்சேன், <tsk> அவ்வளோ பண்ண மாட்டாங்க. இத எதுக்கு ரொம்ப இதிலேயே நின்னுட்ருக்காங்க. ஸ படிப்புல அவங்க கவனம் செலுத்தலாமே! அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள இருந்தது. அ அடுத்து, அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க அதிலயே அவங்கள்ல தானாவே ஒரு, உ அ ஈடுபடுத்தி அத அடுத்த, அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல, அ ஓவியம் பண்றவங்க அப்பிடிங்கிற ஒரு லிஸ்ட்ல அவங்களும் இருக்காங்க. வரிசையில இருக்காங்க. அதுதான் ஆ அதுதான் அதுமாரி நம்ப வந்து சில விஷயங்கள் நம்பளுக்கு புதுசா இருக்கும். <inhales> அஇது நமக்கு வருமா? வராதா? அப்டீன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த பசங்க மாதிரி நம்ப வந்து யோசிக்காம உள்ள கால் அடி எடுத்து வச்சா தான், அது நமக்கு வருமா? அத நம்ம இன்னும் நல்லா சிறப்பா செய்வோமா? அப்பிடிங்கிற வ விஷயத்த நம்ப தெரிஞ்சுக்க முடியும், இல்லங்களா?
ம். அடடா! ம். சரி. சரி. ஈடுபடுத்திருக்காங்களா. பரவாயில்லயே, ஓவி ஆயிட்டாங்களா? அஹ். ம். கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. அஹ்.
ஆ. அடுத்தபடியாக நம்ம வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கும் கொழந்தைங்களோட அ அ குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம அத கத்துக்கலாம் அப்டிங்கறது தான் என்னோடது இதுங்க சார்.
பரவால்ல ஏன்னாக்கா இத நீங்க மிக அருமையா சொன்னிங்க. எதாவது நம்ம ஒரு சில நேரத்துல வந்து, அ வாழ்க்கைல ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கும்பொழுது, "அ இத செய்யலாமா செய்ய வேணாமா? இது நடக்குமா நடக்காதா? வெற்றி பெறுவோமா தோல்வி பெறுவோமான்னு?" யோசிச்சிகின்னே இருந்துட்டு, அந்த என்னமோ சொல்லுவாங்க இல்லையா "குட்டையை குழப்பினு இருப்போம்னு." ஆனா பாருங்க பிள்ளைகள் வந்து அவங்க தானா வந்து ஒரு முயற்சி எடுத்து கத்துகிட்டு, இப்போ வந்து ஒரு, ஒரு நல்ல வந்து ஓவியராவே ஆகிட்டாங்கன்னும் போது, அது பெரிய பாடமா தான் இருக்குது இல்லையா?
அஹம். அஹ். <chuckles> ஆ. ஆ. ஆமாங்க சார். ஆமாங் சார்.
சரி, சரி. இப்போ என்ன சொல்றது, இப்ப இதே வந்து அப் நம்ம வந்து சின்ன பிள்ளைங்கள்ட்ட பாத்து கத்துக்குறோம் அப்டின்னும் பொழுது, பெரியவர்கள் கூட வந்து "என்னென்னாக்கா இத பண்ணாத, அத பண்ணாத" அப்டின்னு ஒரு சில நேரத்துல வந்து அ சின்ன பிள்ளைங்கள மிரட்டி இது பண்றோம் இல்லைங்களா, மிரட்டுனா அதாவது "செய்யாதீங்க" அப்டின்னு சொல்றோம். ஆனாலும் கூட பாத்தீங்கனா ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க செஞ்சுருவாங்க. அதுல பாத்தா ஒரு நல்ல வந்து ஒரு ஒரு வெற்றி கிடைக்கும் அவங்களுக்கு. இப் இதெல்லாம் வந்து நம்ம எப்டி வாழ்க்கை பாடமா எடுத்துக்க முடியும்?
ம். ம். ம். ம். ம். ஆ இப்ப வந்து அதாங்க சார், நம்ம வந்து அவங்கள விட பெரியவங்க அப்டின்னு நெனச்சிட்டு, அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல, ஒரு கட்டுப்பாடோட வெக்கணும் அப்டின்னு நெனைக்குறோம். ஒரு கட்டுக்குள்ள இருக்கணும்னு அவங்கள நம்ம வந்து ஒரு அழுத்தத்துக்கு கொண்டு போறோம். அதையும் மீறி அவங்க வராங்க இல்லிங்களா, அதுமாரி தான் நம்ம வாழ்க்கையும் நெறய பேர் இருப்பாங்க. <tsk> இதெல்லாம் உனக்கு தேவையா? இதெல்லாம் வருமா? எதுக்குப்பா தேவயில்லாத வேல. உனக்கு வர்றத நீ பண்ணிட்டு போயிட அப்டின்ற மாரி, சில விஷயங்கள சொல்லி நம்மள அப்டியே ஒரு நிலையிலேயே தள்ளி, தள்ளி வைப்பாங்க இல்லிங்களா? ஆ அந்த மாரி மனிதர்கள் கிட்டருந்து அ நம்ம எப்டி நம்மள வந்து முன்னேத்தி செல்லணும், அ நம்ம குழந்தைகள் கிட்ட என்னதான் கட்டுப்பாடு போட்டாலும், அவங்களோட ஆர்வம் வந்து அவங்கள விடாது. அவங்கள மறுபடியும், மறுபடியும் அத செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கும் இல்லிங்களா? அது மாதிரி தான் நம்மளும் நம்ம லைஃப்புல வந்துட்டு, என்ன மாரி மனிதர்கள் நம்மளுக்கு, இந்த ம் சில விஷயங்கள் சொல்லி நம்மள கட்டுப்படுத்தணும்னு நெனச்சாலும். அந்த தடய தாண்டி நம்ம வந்து அ சாதிக்கணும். அப்டிங்குறது தான் அதுல நம்ம பாக்க வேண்டியதா இருக்குங்க சார்.
சரியா சொன்னீங். அஹ். ம். கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப் ம், மா. ம். பரவால்ல. ஏன்னா, இத நான் எப்டி பாக்குறனாக்கா, இத ஒரு சில இடத்துல வந்து இந்த விதை வந்து அது தானா வளரும். அத போட்டு என்ன பண்ணணும்னா மண்ண போட்டு, போட்டு, போட்டு அ இந்த உ சுற்றுமுற்றும் இருக்குறவங்க உறவினர்கள், இவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அழுத்தம் கொடுத்துன்னே இருக்குன்னு இல்லயா? இத பண்ணக்கூடாது, அத பண்ணக்கூடாது, அப்ப கூட வந்து பிள்ளைகள் வந்து ஒரு சில நேரத்துல அவங்களா விருப்பத்த ஆ ஏற்றுக்கிட்டு, செஞ்சு வெளில வராங்கன்றது மிக அருமையா சொன்னீங்க அதுக்கூட. அ இது இது வந்து உங்க வாழ்க்கைல வந்து நீங்களே இத பாத்து, "அப்பா! இந்த என் பிள்ளைகங்க இப்டி பண்ணியிருக்கு" அப்டின்னு சொல்லிட்டு நீங்க பெருமைப்பட்டிப்பீங்க இல்லயா? உங்க வாழ்க்கையில நீங்க எப்டி வந்து உபயோகிச்சீங்க? "பாரு இந்த பாடம் நான் கத்துக்கிட்ட. இதனால நான் இத வந்து பண்ண ஆரம்பிச்சேன்" அப்டின்னுட்டு வந்து.
ம். ம். ம், ம்ஹ். ஆமாங்க சார். ஆ, அ இப்ப எப்பிடின்னா எனக்கு இங்க வந்து ஆ நான் வந்து கிராமத்திலேயே வளர்ந்த பொண்ணு தாங்க சார். ஆ எனக்கு அ சிட்டி லைஃப் அவ்ளோ பெருசாலாம் இல்ல. அ இங்க வ நான் இங்க சென்னை வந்தபோது எனக்கு சென்னையில எல்லாமே புதுசா இருந்தது. ஈவன் பஸ் கூட பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் போர்டு பார்க்குறதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கும். நம்ம ஊர் சைடு பார்த்தீங்கன்னா, அந்த அ இந்த பாயிண்ட்டும், அந்த பாயிண்ட்டும், அந்த ஒரே ஒரு நேம் போர்டோட தான் அந்த பஸ்ஸ பார்த்துருப்போம். அ இங்க வந்து பார்க்கும்போது ட்வெல் ஏ அந்த மாரி நம்பர்ஸு அதுகூட இதெல்லாம் வரும்போது, எனக்கு ரொம்ப புதுசா இருக்கும். அத பார்த்து கரெக்ட்டா நம்ம போறோமா! செய்றோமா! அப்பிடின்ற ஒரு பயம் ஆ, எனக்கு வெளிய போறது அப்பிடிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அ ஆனா, என்னோட பசங்க வந்து வளர்ற டைம்ல நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவுங்களுக்கு, ஆ எ எனக்கு தெரிஞ்சது கூட என் பசங்க வந்து அப்பதான் சின்ன குழந்தைங்க. அவுங்க வந்து எல்லாத்தையும் இப்ப தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா எதுக்குமே அவுங்க வந்து தடப்பட்டு நின்னது கெடையாது. இல்ல நான் போறேன், இல்ல நான் என்னோட தோழியோட நான் வெளிய போய் பார்க்குறேன், அ அத செய்றேன் அப்பிடின்னு அவங்களே முன்வந்து எல்லாத்தையும் பண்ணும்போது, பார்க்கும்போது தான், அ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இப்பிடியே பார்த்து, பார்த்து ஒரு பயத்தோட நின்னுட்டே இருந்தம்ன்னா, அங்கே தான் நிக்கணும்.
சரி. கண்டிப்பா, கண்டிப் ஓஹோ! ஓ! சரி. ஆ, ஆ ஒரு பையன் ஆமா. ஓ! ம். ஓஹோ! அ. அடடா! ம். ம். கண்டிப்பா.
"ஓ! எல்லாமே வாழ்க்கை வந்து ஒவ்வொரு இடத்துல நமக்கு ஒவ்வொண்ணு கத்து குடுக்கும். நம்ம அத கத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும்." அப்படீங்கிறது தான் அடுத்து இங்க, இந்த வாழ்க்கை முறைக்கு என்ன நா வந்து தயார்படுத்திக்கிறதுக்கு, அதுவும் ஒரு பெரிய இதா இருந்தது, உதவியா இருந்ததுங்க சார்.
ம். பரவால்லையே. ஏன்னா, அதாவது நீங்க மிக சரியா சொன்னீங்க. நீங்க வந்து ஒரு கிராமத்திலேருந்து வந்துட்டு, நகர பகுதியில வந்துப் ம் உலகமே புதுசா இருக்கும் இல்லையா? அப்படி உங்க பிள்ளைகள நீங்க பார்க்கும்பொழுது, "பரவாயில்லை, ஏன் பிள்ளைகள் வந்து என்னென்னமோ செய்யறாங்களே இந்த தாயை மீறி வந்து ஒரு" ஒரு பெரிய விஷயம் தான் இல்ல. அது உங்களுக்கு எந்த விதமான ஒரு பெருமையைக் குடுத்தது உங்களுக்கு?
ம். ம். ம். ம். ம். ஆமாங்க சார். ம். ம்ஹ். ஆ. அ இப்ப எந்த இடத்துலேயுமே வந்துட்டு, "எனக்கு இது தெரியாது, அது நான் செய்ய மாட்டேன்." அப்படீங்கிற ஒரு வார்த்தைய வந்து அவங்க உபயோகிச்சதே கெடையாதுங்க சார். "இல்ல, நான் பண்ணுறேன்" அ தெரியாத விஷயத்தில விட்டாலும், ஒரு பயம் இல்லாம ஒரு தெளிவோட அவங்க முன்னோக்கி செல்வாங்க. அத வந்து அதில தோல்வியே பார்த்தாலும், அத வந்து அவங்க பெருசா மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மனசில வச்சுக்கிறது இல்ல. "அ அடுத்தடுத்து அதில எப்படி நான் பெட்டரா பண்ணணும்? என்னோட தோழிய விட நான் என்ன அதில எப்படி நல்லா பண்ணனும்?" அப்படீங்கிற ஒரு இது தானாவே எடுத்து முன்னோக்கி போவாங்க. அ அந்த மாரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் ஒரு தாயா. "அ என்னோட குழந்தை அந்த அளவுக்கு அவளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல அவளை வந்து முன்னோக்கி செ எடுத்துட்டு போயிட்டு, அ நல்லா ஒரு சிறந்த நபரா காட்டணும்ன்னு, இவ்வளோ முயற்சி பண்றாளே, அப்ப அவளோட தாயா இருந்து நான் இன்னும், எனக்கு கொஞ்சம் நல்ல இதில எடுத்துட்டு போணும். எல்லாத்துக்கும் நம்ம தயங்கி, தயங்கி நிக்கக்கூடாது." அப்படீங் அ அப்படீங்கறத நான் குழந்தைகள்ட்டருந்து கத்துகிட்டேன் சார். அதுதான் என்னோட குழந்தையை நெனைச்சு, நான் பெருமை படுற விஷயம்.
அற்புதம். அ. ம்ஹ். சரி. ஓஹோ! ஓஹோ! அ. சரி. என்ன சொன்னீங்க? ம். பரவால்ல. அடடா! அற்புதம், அற்புதம். ஏன்னா, ஒரு சில நேரத்தில என்னன்னா, என்னடா இது நம்பளும் இப்படி இருக்கறோம். நம்ப புள்ளைங்களும் இப்படி இருக்குதேன்ற ஒரு, ஒரு சில நேரத்தில தோணும் இல்லையா? அ அந்த மாதிரி ஒரு, ஒரு விஷயமே இல்லாம உங்க பிள்ளைகள் வந்து, அவங்களா பல விஷயங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணும் பொழுது "அப்பாடா!" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, வ் கிராமத்தில இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருந்திருக்கும். "இத பண்ணாத, அத பண்ணாத" நொய் நொய்ம்பாங்கல்ல.
ம். ஆ ஆமா, ஆமாங்க சார். ஆ. ம். ஆ நெறைய கட்டுப்பாடுகள்ங்க சார். ம். அதேதான், அதேதான். உடையிலிருந்து எல்லாமே நமக்கு அங்க ஒரு கட்டுப்பாடோட தான் இருப்போம்ன்னு வச்சுக்கோங்களேன். <inhales> இங்க அ இங்க வந்து நகர்ப்புறங்கள்ல பார்க்கும்போது, அ அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கு. அ ஊர் சைடு வித்தியாசமா பார்க்கறது, இங்க ரொம்ப சாதாரணமா இருக்கு. எனக்கு அதுக்கூட ரொம்ப புதுசா இருந்தது. ஓ! அதுலேருந்து, இதெல்லாம் கொஞ்சம், கொஞ்சமா பார்த்து வளர்த்துக்க வேண்டியதா இருக்கு. <chuckles> அந்த மாரி பாடங்கள்லாம் நம்ம குழந்தைகள்ட்டருந்து கத்துக்கலாம் சார்.
சரி. ம். ஓஹோ! அ. பரவால்ல. நிச்சயமா, நிச்சயமா. அதாவது இந்த குழந்தைகள் கிட்ட வந்து, சும்மா வந்து அவங்க குழந்தைகள் வாரல பி பிறந்துட்டாங்க, வளர்ந்துட்டாங்கன்னு இல்லாம, அவங்கள வந்து செய்யற சில, சில சின்ன விஷயங்கள கூட நம்மளுக்கு வந்து, எந்த விதமான பாடம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா அவங்கள உத் உன்னிச்சு கவுச்சு கவனிச்சோம்னாக்கா, ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனா அதில வந்து பெரிய பாடங்கள் நம்ம கத்துக்க முடியும் இல்லையா? அ அத வந்து உங்க வாழ்க்கையில வந்து, நீங்க எப்படியெல்லாம் நீங்க வந்து அவங்ககிட்ட பாடம் கத்துக்கிட்டீங்க, ய அதுபோக அவங்கள வந்து நெனைச்சு எப்படி வந்து பெருமைப்படுறீங்கங்கறத வந்து, மிக அருமையா வந்து விளக்கி சொன்னீங்க. மிக்க நன்றி.
ஆஹ். ம். ம். ம். ஆமாங்க சார். ம். அம். ம். ஒகே. நன்றிங்க சார்.